இப்போ பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா, ஒரு சிலர பார்த்து வியப்படைவோம். ஹ! இருந்தா இவங்கள மாரி இருக்கனும்! அப்டின்னு கூட இந்த சின்ன வயசுல தோணும். அந்த மாரி உங்களுக்கு வந்து உங்கள சுத்தி இருந்தவங்கள்ல, இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா பிரபலங்கள், அந்த மாரி இருக்குறவங்கள பார்த்து இவுங்கள மாரி தான் வாழணும். என்னம்மா இருக்காங்கன்னு ஒரு ஹீரோவா அவங்கள நினைச்ச நாட்கள் உண்டா? யார் அந்த ஹீரோ?
கண்டிப்பாங்க, எனக்கு வந்து ஹீரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே சரி இது முடிய சரி, எங்க அப்பாதான் எனக்கு ஹீரோ. அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுங்க. <inhales> என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்ப அப்பாவோட இயல்பே அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அப்படின்னா, எந்த நேரத்தில சின்ன பிள்ளையா நான் இருப்பேன் அப்பலாம் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாது. அ ரொம்ப தூரம் கோவிலுக்குலாம், ரொம்ப தூரம்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அழச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னால ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. ஆனா வந்துட்டு அதுக்கு வந்து நடந்து தான் போகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில போவாங்க. அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கே நல்லா விவரம் தெரியும். ஒரு 5, 6 வயசுலய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோல் மேல தூக்கி வச்சுட்டு நடப்பாங்க.
அருமை. அ. சரி. ஏன்? ஓ! புரிது. ஆமா. ஆ, நான் பார்த்திருக்கேங்க. நெறைய பேர் வந்து அப்பா வந்து 2 பக்கம் காலபோட்டு கழுத்து மேல உட்கார வச்சிக்குவாங்க.
ஆமாங்க. அதே மாதிரி தூக்கி வச்சுட்டு, அவ்ளோ தூரம் நடப்பாங்க. நடந்துட்டு அதுக்கப்புறமேல அப்பாக்கு அந்த கோவில்ல வந்து என்ன பண்ணிடுவோம்னா? சேர்ந்துருவோம். கோவில்ல சேர்ந்ததுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து கழுத்தெல்லாம் கொஞ்சம் நெலிவெடுப்பாங்க. வலிக்கும் இல்லையா? <inhales> அதனால, வந்து வ் வ நெலிவெடுப்பாங்க. அப்பலாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாக்கு நான் அமுக்கிஉடுவேன், அந்த தோள்லாம் அமுக்கிவிடுவேன். அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணுவேன்னா? திரும்பி வரும்போது" சரி, தூக்கிக்குவாமா," ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கும், இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நான் வேணா தூக்கிட்டு வரட்டுமாமா?" அப்படீன்னு சொல்லி கேட்பாங்க. <inhales> நான், "ஒன்னும் இல்லப்பா, நம்ம 2 பேரும் கதை பேசிக்கிட்டே போகலாம்ப்பா, கதை பேசி நீ கதை சொன்னீன்னா! <inhales> எனக்கு எல்லாமே மறந்துடும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து உட்காந்து போகலாம்ப்பா." அப்படீன்னு சொல்லிட்டு, அ அப்போ வந்து என்ன பண்ணிடுவோம்னா? நானும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்டு மாரி போயிடுவோம்.
ம். சரி. ஆமாங்க. ஓ! சரி, ச ஆமா. ஓ! சரி சரி, அருமைங்க. அப்புறம்?
அப்பா கத சொல்வாங்க. நெறையா கத சொல்லுவாங்க. அந்த காலத்து கத, புராண கதைகள் அப்படீன்னு சொல்லிட்டு நெறையா கதைகள் சொல்லுவாங்க. அப்பா சொல்ற கதைகள்லாம், அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும். <inhales> இப்போலாம் நம்ம என்னங்க சீரியல் பாக்குறோம்? அப்பவே எங்க அப்பா அழகா வந்து கத சொல்லுவாங்க. அப்பாவோட சொல்லும்போது, <inhales> அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல, "அப்பா! அதுக்கப்றம் என்ன நடக்கபோது, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா!" அப்படீன்னு சொல்லிட்டு <inhales> நான் கேட்பேன். அப்ப வந்து, அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இரு. பொறுமை வந்து உனக்கு ரொம்ப முக்கியம். இப்படியே கேட்டுட்டு இருந்தா, அந்த ஆர்வம் வந்து உனக்கு இதுவாயிடும். <tsk> டக்ன்னு உனக்கு முடிவ சொல்லிட்டேன் அப்படின்னா, அந்த சஸ்பென்ஸ் உடைஞ்சு போய்டும். இரு, பொறுமையா நான் சொல்றத கேட்டுக்கிட்டே வா!"
ஆமா. சரி. ஓ! இழுத்து, இழுத்து உங்கள வந்து அப்படி ஆர்வத்த தூண்டிருக்காங்க. <chuckles>
ஆமா. அதுவும் அந்த தென்னாலிராமன் கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் என்பிள்ளைக்கு சொல்லிட்டிருக்கேன் அந்த தென்னாலிராமன் கதையெல்லாம். அவ்வளோ ஆர்வமா சொல்லுவாங்க. நான் கூட அந்த சுவாரஸ்யமா சொல்வேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, எங்க அப்பா வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன், அவ்ளோ சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. <inhales> நம்ம அடுத்தது என்ன ஆகப்போது, என்ன ஆகப்போகுது! அப்படிங்கிற ஒரு கேக்கிற ஒரு மனநிலைமைக்கே வந்து என்ன பண்ணிருவாங்கனா தள்ளி விட்டுருவாங்க.
ஓ! சரிங்க. புரியுது, புரி
அதுக்கப்புற மேல இந்த எடத்தில பாத்தீங்கன்னா, நானும் எங்க அப்பாவும் அம்மா வந்து அம்மா வந்து இருப்பாங்க தான். ஆனா நானும் எங்க அப்பாவும் தான் ரொம்ப குளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கதையா இரு அப்பா வந்து அப்பா! அப்பா மேல கால தூக்கிப்போட்டு, "அப்பா காலெல்லாம் அமுக்கி விடு, காலெல்லாம் வலிக்குது" அப்படீன்னு சும்மாவே விளாட்டுக்கு சொல்லுவேன். ஆனா அப்பா வந்து கொஞ்சம் கூட அவர் அப்ப தான் வேலைய முடிச்சுட்டு வந்திருப்பாரு கொஞ்சம் கூட அலுப்பு பாக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால்லாம் அமுக்கிவிட்டு, காலுக்கு நெட்டி எடுத்து ட்றது
ஆ இ சரி.
இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து, <inhales> எனக்கு செய்யும்போது இப்போ வந்து என் கணவர்ட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், "போடி அந்த பக்கம்" அப்படீன்னு சொல்லிட்டு என்ன தள்ளி உட்டுட்டு போயிர்றாரு. ஆனா அப்போ ய் இப்பயே இப்பயே வேங்க எங்க அப்பா கிட்ட நான் இவ்வளோ வயசாயிடுச்சுங்க. ஆனா எங்க அப்பா மேலே தூக்கி கால் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் "அப்பா, கால் நெட்டி எடுத்துவுடுப்பா" அப்டி சொல்லி கால் தூக்கி போட்டேன்னா, அப்பா நெட்டி எடுத்து உடுவாரு.
சரிங்க. அச்சோ! ஹும் அதாவது அதான் சரி. ம். பரவால்லையேங்க. இந்த வயசுலேங்கிறது, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சின்ன வயசுல செய்வாங்க எல்லாருமே. ஆனா வயதான அப்புறம் வந்து கொஞ்சம் இல்ல பெண் குழந்தை, தள்ளி இருக்கணும். அப்படில்லாம் யோசிக்க மாட்டாங்களா?
நான்லாம் அப்படிலாம் இருந்தது கிடையாதுங்க. எங்க அப் எங்க அப்பா கூடயே அவ்ளோ என்ன சொல்வேனா நகைச்சுவையா இருக்கும் எங்க அப்பா கூட போட்டு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். <inhales> எதாச்சும் நமக்கு ஒரு, ஒரு சின்ன ஒரு பருவம் அடைஞ்சதுக்கப்பற மேல ஏதாச்சும் சமைக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா! <inhales> அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படின்னா! நான் சமைப்பேன் எங்க அம்மால்லாம் சாப்பிடவே சாப்பிடாது ஓடி போயிடும். "எனக்கெல்லாம் வேணான்டி," அப்டி சொல்லிட்டு ஓடி போயிடும். <inhales> அப்பா, அப்ப தான் வேலைய முடிச்சுட்டு வருவாங்களா! "அப்பா கண்ண மூடு அப்படின்னு சொல்லுவேன்." "எதுக்குடி?" அப்பா முதல் முறையா எனக்கு செஞ்ச ஞாபகம் இருக்கு. <inhales> எங்க அம்மா துணையோட வந்து கேரட் அல்வா செஞ்சேன்.
ஓ! சரி, சரி. ஆமா. ஆ, சரி. சரிங்க. பரவால்லயே, ஆ.
ஆ, வந்து "எப்பா, கண்ண மூடுப்பா, நீ வந்து சேர்‌ல உட்காரு வா." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். எங்க அப்பா வந்து உக்காந்துட்டாரு. <inhales> "கண்ண மூடுப்பா," "ஏன்டி?" "இல்லப்பா, கண்ண மூடுப்பா நீனு. ஆ சரி வாய தொற கண்ண மூடிட்டேதா வாய திறக்கணும். நீ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது பண்ணக்கூடாது." அப்படின்னு சொன்னன்னா! சரின்னு சொல்லிட்டு கண்ணு அ கையில வந்து கைய வச்சு கண்ண மூடிட்டன். அப்பா கண்ண மூடிட்டேன். ஒரு கையால என்ன பண்ணிட்டேனா? நான் ஸ்பூன்ல, கேரட் அல்வா எடுத்து வாயில எடுத்து ஊத்தீட்டேன். ஊட்டுனதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா <inhales> "ஏய்! ஏன்னு சாப்பிட்டு பார்த்தியா நீனு?" நான் கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்கவே இல்ல. நானே "டேஸ்ட் பார்க்கல" அப்படின்னேன் "சாப்பிட்டு பார்த்தியாடி நீன்னு?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, "இல்லப்பா நீ தாம்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்லி சொன்னேனா! "ஆக மொத்தம் என்ன சோதன எலி மாதிரி வச்சு அ ப பயன்படுத்திட்டு இருக்க நீனு." அப்படின்னு சொல்லீட்டு சிரிச்சதெல்லாம் இன்னமும் எனக்கு அழகா ஞாபகம் இருக்கு. பர்ஸ்ட்டு ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பா வாயில கொடுத்தா தான் எனக்கு திருப்தி அடையும்.
சரி. சரிங்க. அச்சச்சோ! அஹ். அச்சச்சோ! ம். எ. எனக்கு ஆனா ஒன்னு புரிஞ்சது, நீங்க என்ன பண்ணிருப்பீங்கனு? கேரட்‌ட திருகி சர்க்கரைய போட்டு கலந்து கொடுத்திருப்பீங்க, உங்க அப்பாவுக்கு!
அதில என்ன பண்டேன்னா, பால் கொஞ்சம் பால்ல வேக விட்டு என்ன பண்டேன், பாதி வெந்திருக்கு பாதி வேகல. நமக்கு அவசரம். <tsk> அப்பதான முதல் முறையா நம்ம செய்யறோம். <inhales> அதனால என்ன பணடேன்னா, பாதி கேரட் வெந்திருக்கு பால்ல. பாதி அம்மாவோட துணை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால என்ன செய்யணுங்கிறது ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தாங்க. ஆனா அம்மா சொன்னாங்க <inhales> "ஏய்! இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கணும்டி." "அம்மா! வெந்ததெல்லாம் போதும். அப்பா வரதுக்கு நேரமாச்சு. அப்பா வரதுக்குள்ள செஞ்சு முடிச்சாகணும்." அப்படீன்னு சொல்லிட்டு பாதி வெந்துருந்துச்சு பாதி வேகல. <inhales> அதாச்சும் ஒரு அல்வா பதத்துக்கு அது வரல.
ம். ஆ. ஆமா. சரி, சரி. சரிங்க. அதுதான். அதான், அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும், உங்கள வந்து கத்தி சரிப்படுத்த முடியாது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டும்னு விட்டுருக்காங்க. <chuckles>
ஆமா. "இது வந்து ஒரு ஆர்வ கோளாறா இருக்கு. இது நம்ம சொல்றதே கேக்கிறதில்ல போ!" அப்படீன்னு சொல்லிட்டு அவுங்க விட்டுட்டாங்க அவுங்க. அப்படின்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறமேல அப்பா அழகா ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க. எங்க அம்மாவ வம்பு பண்றதுக்காகவே, அப்பா பாட்டு பாடுவாங்க.
அதேதான். பரவாயில்லையே, ம். ம்.
அ அதுக்கு வந்து எங்க அம்மா வந்து, "ஆமா, ஆமா இப்போ தான் அவன் வாலிப வயசு துள்ளி குதிக்கிது. இப்போ பாட்டு பாடுங்க!" அப்டி கோவத்தில இருப்பாங்க அம்மா. அது சமாதானம் படுத்ததற்கு அப்பா இதுமாறிலாம் பாட்டு பாடி, நகைச்சுவை அதுவும் இல்லாம, அந்த சிச்சுவேஷன் தகுந்தாற்ப்ல, இந்த சும் எங்க அம்மா வந்து மாமா பொண்ணு.
சரி, சரி. ஆ. ஓ! அருமைங்க. சொந்தக்காரப் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா?
ஆமாங்க. அதுனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாமா பொண்ணு மாம் அந்த படத்தில "மாமன் பொண்ணு, மாமன் பொண்ணு மஞ்சள் தண்ணி தெளிச்சா மாமன் பொண்ணு" அந்தமாரிலாம் பாட்டு எல்லாம் இருக்கும் இல்லயா! அந்த மாதிரி பாட்டுகளெல்லாம் வேணும்லே ஒம்பு பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ணுவாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கம்மாட்ட பாடுவாரு. என்ன? "வாரேன் சுடு தண்ணிய எடுத்துட்டு வர்றேன். வா!" அப்பிடின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவத்தில சொல்லுவாங்க. <laughs> இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நகைச்சுவையான எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையான ஆளு. அதுவும் இல்லாம அவுங்கள்ட இருந்துதான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அந்த என்ன,
ஆமா. சரி, சரி. ம். ஓ! சரி, சரி. ஆ என்னமாரி விஷயங்கள்லாம் அவுங்களப் பார்த்து நீங்க வியந்து மனசு அப்பிடியே வலிச்சு, "ச்சே, வாழ்ந்தா இப்பிடி வாழணும்" அப்பிடின்னு பார்த்த விஷயங்கள் என்ன?
அ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பாக்கு ரொம்ப இரக்ககுணம் ரொம்ப அதிகங்க. எங்களுக்கு நாங்க இது நாங்க வந்து அப்பலாம் கொஞ்சம் வந்து ஏழ்மைப்பட்ட குடும்பம்தான். ரொம்ப வசதிக்கார குடும்பம்லாம் கிடையாது. அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, அவுங்களோட தம்பி யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்க அப்பிடின்னா, கையில என்ன இருக்கோ! இல்லையோ! குடுத்துரு எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிருவாங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்து குடுத்துருவாங்க.
ஓ! சரி. புரியுது. சரிங்க. ம். பரவால்லையே! அப்புறம் அ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கட்றதுக்கு?
அம்மா கேப்பாங்க. "ஏங்க நம்ப நம்ப பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ணுலங்க! இல்லைன்னா, ஸ்கூல்ல என்ன நினைப்பாங்க? மதிப்பு குறைச்சலா நினைக்க மாட்டாங்களா?" "நான் வந்து ஓ.டி பாத்து உனக்கு வந்து அந்த காச சேத்து கொடுத்தர்றேன்"
ஆமா. பாருங்க.
அப்படின்னு ஒரு பதில் வரும் பாருங்க. அப்ப அப்பாக்கிட்டேந்து நான் கத்துக்கிட்டேன். நம்ம வந்து, நம்பளால முடிஞ்ச அளவு வந்து உதவி பண்ணலாம். நம்ப கடினமா உழைச்சா வந்து ஏன்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா? அந்த இது எடுத்துக்க முடியும் பணத்த. <inhales> ஆனா! உறவுகள் வந்து எடுக்க முடியாது. திருப்பி என்னதான் கடினமா உழைச்சாலும், அந்த உறவுகள வந்து திருப்பி நம்மளால எடுத்துக்க முடியாது. உறவு வந்து ரொம்ப கெட்டியா புடுச்சுக்கணும்.
ம். ஓ! புரியுது, பு புரியுதுங்க.
அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து, இந்த ஒரு இதுல வந்து நான் ரொம்ப நல்லாவே அப்பாக்கிட்டேந்து நல்லாவே நான் கத்துக்கிட்டேங்க.
நீங்க இப்ப அத பின்பற்றி வரீங்களா? இந்த மாரி உ சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கா உங்களுக்கு?
கண்டிப்பாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு நாங்க இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா, மிடில் கிளா அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்டேஜில தான் இருக்கோம். <inhales> அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு தகுதிக்கு மீறி ஏதாச்சு கேட்டா கூட, எங்களால என்னால முடிஞ்ச அளவுக்கு நா என்ன பண்ணிருவேன்னா, உதவி பண்ணிருவேன். உதவி பண்ணிட்டு சரி நான் என்ன நினைப்பேன்னா, நமக்கு கடவுள் குடுக்க குடுப்பாரு. கடவுள் வந்து நம்மள கைவிட மாட்டாரு. அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்தில எனக்கு தேவைப்படும் இல்லையா, பணம். அது ஏதோ ஒரு வழியில திரும்பி கைக்கே வந்துடுங்க. ஆச்சரியமா! இருக்கும் அதிசயமா! இருக்குங்க. எனக்கே அதிசயமா இருக்கும்.
ஆ. சரி, சரி. நல்ல விஷயம். ஆமா. அதுதான். நீங்க வந்து வெள்ளை மனசா இருக்கும்போது, கடவுளுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆ நான் நிறையா தருணத்தில என் கணவர் வ கூட சொல்லுவாரு, "ஏய்! இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலடி, இந்த மாசத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டா போய்ட்டிருக்கு. எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நீ வேற என்னன்னா அவுங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துபுட்ட. இப்ப அவுங்கள்ட்டயே திருப்பி கேட்க முடியாது. திருப்பி கேட்டா தப்பா போயிடும். உடனே யாராச்சும் என்ன நினைச்சுப்பாங்க," குடுக்கும்போது எல்லாருமே இனிமையா வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஆ! சரி. ஆமாங்க! அதான் பிரச்சன. ம்.
குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படினா, மூஞ்சி சுளிச்சுக்கிட்டு, நா அதுவும் இல்லாம நம்மளே வேற கேட்டுட்டோம்னு வைச்சுக்கோங்களேன் அவ்வளவு தான், அந்த உறவு துண்டிச்சு போய்ரும்.
அதே தாங்க பிரச்சன. குடுக்கும்போது வந்து அப்படி ஒரு கெஞ்சுவாங்க. அப்படியே பார்க்கவே பரிதாபமா இருக்கும். வாங்கிட்டு போய்விட்டு திருப்பி குடுக்கனும்னு அவங்களுக்கே தெரியவும் தெரியாது. கேட்குறதுக்கும் நமக்கு பயமா இருக்கும்.
ஆமா ஏதாவது உறவு தூண்டிச்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன ஆகும்? கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து ரொம்ப முருகர் வந்து ரொம்ப ஆழ ஆழமா நான் நம்புவேன். ஆனால வந்து நான் ஒரே வார்த்த சொல்லுவேன், "முருகர் நம்ம கைவிட மாட்டாரு. கண்டிப்பா ஒ ஏதோ ஒரு விதத்துல முருகர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு இல்ல நமக்கு உதவி பண்ணுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அதுக்காக மனச மட்டும் விட்றாதீங்க." அப்படிங்கிற ஒரு வார்த்த மட்டும் அடிக்கடி என் வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாங்க கஷ்டப்படுற தருணம் இருக்கும் இல்லையா? அந்த தருணத்துல ஏதோ நாங்க போய் யார்ட்டயும் பணம் கேட்க மாட்டோம் அது எங்களோட கொள்கையாகவே வச்சுக்குவோம். நாங்க போய் யார்கிட்டயும் பணம் கேட்கக்கூடாது. இருக்கிற காச வச்சு தான் வாழணும். அப்படிங்கிற ஒரு கொள்கையே நாங்க வச்சிருப்போம். அப்ப
சரிங்க. அருமைங்க. ஆமாங்க. பா. ஆமா. சரி, சரி. இப்போ, இதெல்லாம் வந்து நீங்க உங்க அப்பா கிட்டேருந்து தான் எல்லாமே கத்துக்கிட்டதா?
ஆமாங்க எல்லாமே அப்பாக்கிட்டேருந்து நான் கத்துக்கிட்டதுதான். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் எங்க அப்பாக்கிட்டேருந்து, அப்பாவ பார்த்து அப்படியே டிட்டோவா கத்துக்கிட்டதுங்க நானு.
அப்பனா, அப்பாவும் முருக பக்தரா? ம்.
அப்பா வந்து சிவர் பக்தி. அ அப்பா சிவன் முருகர் ரெண்டுமே கும்பிடுவாங்க. முருகர் நாமம் கொண்ட பேர் தான் எங்க அப்பாக்கும்.
ஓ! ஓ! சரி, சரி நல்ல விஷயம்.
அதனால வந்து, அ அது என்னமோ தெரியல, அப்பாக்கு அந்தமாரி ஒரு பேர் வந்ததுனால, முருகர புடிச்சுச்சா என்ன, ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து, அந்த அந்த வார்த்த சொல்லுவேங்க. ஆனா என் வீட்டுக்கார்ருக்கு வந்து, அந்த அளவுக்கு வந்து, <tsk> "எப்படிடீ? நம்ம மனுஷங்களா செய்றதுக்கு, எப்படிறீ கடவுள் வந்து உதவி பண்ணுவாரு?" அப் அ
ஓ. நம்பிக்கை குறைவா இருக்கு அவருக்கு.
ஆமா. ஆனா வந்து, சாமில்லாம் அவர் கும்பிடுவாரு எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அந்த ஒரு ஒரு இடத்தில அந்த, விட்டுருவாரு. நான் ஆணித்தனமா உறுதியா சொல்லுவேன், "எனக்கு கடைக்கும். எனக்கு முருகர் தருவாரு." அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்லுவேங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாசத்துல எங்களுக்கு எப்டி காசு வருது, என்ன காசு வருதுன்னு எங்களுக்கே தெரியாது, காசு வந்துரும்.
சரி, சரி. அருமைங்க. அதுதாங்க கடவுள் பக்திங்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை.
ஆமாங்க. இது வந்து நான் ரொம்ப உண்மையாவே ரொம்ப ஆழமா நம்புவேன். அதே மாதிரி, அந்த நம்பிக்கை இதுனால் முடியும் வீணா போனதுங்கிறது எனக்கு தெரிஞ்சி இல்ல.
ஆமா. நீங்க சொல்றது மிக சரி. ஒருவேல நீங்க நினைச்சு ஒண்ணு நடக்கலன்னா, அதுவும் நல்லதுக்குனு நீங்க புரிஞ்சுக்கனுங்க. அந்த பக்குவம் வேணும்.
ஆமா. நான் நான் அது இருக்குங்க. அந்த பக்குவமும் எனக்கு இருக்கு. ஸோ, சொல்லப்போனா ஒரு இடத்தில அது எனக்கு கடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ரொம்ப, ரொம்ப ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது கடைக்காம போயிடுச்சு. கடைக்காம போனப்பயும் நான் என்ன பண்ணிட்டேன். "முருகா! நீ வந்து அது குடுக்கல அப்படின்னா. அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. அது அது குடுக்க நீ வந்து எனக்கு வந்து நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தா தான், நீ குடுத்துருப்ப. நீ எனக்கு வந்து அது நல்லதுன்னு தெரிய அதாச்சும் எனக்கு நல்லது நடக்காதுன்னு, நீ நினைச்சிருக்க போல இருக்கு. அதனால நீ எனக்கு குடுக்கல. அ பரவால்ல முருகா. இது முடியும் நடந்ததுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மிக்க நன்றி!" நன்றி தான் சொல்லுவேன். நன்றி சொல்லிட்டு நான் வந்துருவேங்க. ஆனா வந்து எதிர்பாராத விதமா, அந்த விஷயமும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காதில வ வந்த தருணமும் எனக்கு இருக்கு. நான் நன்றி சொல்லிட்டு வந்துடுவேன்.
சரி, சரி. அதேதாங்க. ஆமா. புரியுது. அதுதான், அதுதான் வேணும். ஓ!
"இது முடிய எனக்கு ஏதோ, ஏதோ நல்லதுக்காக தான், நீ பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியுது. என்னோட நல்லத வந்து நீ பாராட்டி இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது முடிய நடந்ததற்கு மிக்க நன்றின்னு." சொல்லிட்டு வருவேன். அடுத்து ஒரு 2 மணி நேரத்துல என் காதுல அ செய்தி வரும், நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்டின்ட்டு.
அதுல அ சரி, சரி. பரவால்லங்க. அதாவது உங்களுடைய கடவுள் நம்பிக்கைதான் இத காப்பாத்தியிருக்குன்னு சொல்லணும். இதை இப்போ தான் நான் வந்து ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு முனிவர்ட்ட போயி வந்து, மக்கள்லாம் கேட்டுருக்காங்க. "மழை இல்லாம எங்க ஊர் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க ஏதாவது வந்து ஒரு, அந்த வேண்டுதல் மாரி பண்ணி மழைய வரவழைங்கன்னு." உடனே அவர் சொல்றாரு உங்களுக்காக நான் வந்து அந்தது இது பண்ணுறேன். ஹோமம்லாம் பண்ணுறேன். நீங்க வந்து நாளைக்கு எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காராங்க. அப்போ அந்த முனிவர் சொன்னவுன்ன எல்லா மக்களும் 5 மணிக்கு மறுநாள் வந்துர்றாங்க. அவரும் யாகம் எல்லாம் பண்றாரு. பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துல வந்து பயங்கரமா மழை பெய்யுது. அப்போ ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் கொடை கொண்டு வந்திருந்தாளாம். கொடை கொண்டு வந்து அவ மட்டும் கொடையை விரிச்சு நின்னுட்டு இருந்தாளாம். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம். "அவ ஒருத்தி தான் வந்து நான் சொன்ன வார்த்தைய நம்பியிருக்கா. அதனால தான் கொடை கொண்டு வந்திருக்கா." <chuckles>
ம். ம். அ. சரி. ம். ஓ! ஓ! ஆமா. ஆமாங்க, ஆமாங்க கரெக்ட்டா இருக்கு. ஹான்.
நீங் நீங்க யாருமே வந்து நம்பல. நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்." அப்படிங்கிறத அவுங்களுக்கு சொன்னாராம். அதுதான் நான் உங்களுடைய பேச்சில இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் மிக அழகா சொன்னீங்க உங்க அப்பாவ பத்தி. நீங்க எப்படி அவரை இன்ஸ்பயர் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு ஹீரோவா இருந்தார்ன்னு. உங்களோட பேசினதுக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி.
மிக்க நன்றிங்க.